ஆமாங்க. பேசுறதே ஆளே இல்லாதமாரி ஆயிருச்சு. இந்த தொலைபேசி வந்ததுலருந்து.
ஆளே இல்ல. ப நம்ம. ஆமா. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, அத் அ எங்க அப்பாாவோட தங்கச்சி வீட்ல, யாராவது கொஞ்சம் நலிவா இருந்தாங்க அப்பிடின்னா, சரி தங்கச்சி பொண்ண கொண்டு வந்து நம்ம 2 பேரும் படிப்போம். நீ 2 புள்ளைய வச்சுக்க. நான் 2 புள்ளைய வளர்த்த விட்றேன். அந்த இதெல்லாம் இருக்கும். தாத்தா பாட்டிலாம் ஆமா. அ "நீ போடா! நீ போய் பொழப்ப பாரு! புள்ளைகள நான் பார்த்து வளர்த்துக்கிறேன்" அப்பிடின்னு அணைச்சுக்கிருவாங்க. ஆ அந்த ஆமா.
ஆ. ஆமாங்க. ரொம்பவே சரியா சொன்னீங்க. இப்ப வந்து இப்ப நான் சும்மாவே அ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போன அளவு கூட இப்ப இல்லாம போயிட்
ஆமா. இப்பலாம் போனா, ஐயோ வந்துட்டாயங்களே! காப்பியப் போடணுமே, சாப்பாடப் போடணுமேன்னு யோசிக்கிற காலம். அப்ப அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா, யார் வந்தாலுமே வந்து அ சாதத்துக்கு எதுவும் பஞ்சமே இருக்காது. சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஒரு பான நிறைய எப்பவுமே போட்டே வச்சிருப்பாங்க. யார் வேணாலும் வருவாங்க. சாப்பிடட்டும் அப்பிடின்ட்டு. அப்ப அத்த பசங்க எல்லாமே ஒரு வீட்ல இருந்து படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும்போது. அந்த ஒரு அனுசரன, அவுங்க கிட்ட எப்பிடி நடந்துக்கணும்னு சின்ன புள்ளைங்களா இருந்தா, கோச்சுக்கக்கூடாது. ஒரு பொறுப்பான விஷயத்த அப்பவே நமக்கு பழக்கி விட்டுருவாங்க. "நீதான் மூத்த பொண்ணு. நீதான் உனக்கு கீழே உள்ளவங்கள நீ தான் பாத்துக்கணும்" அப்பிடிங்கிற ஒரு விஷயத்த அழகா நமக்கு சொல்லிக் குடுப்பாங்க. அந்த சமயத்து
<laughs> ஆமா. ம். ஆமா. கண்டிப்பாங்க. ஆமா. அதுவும் குழந்தைகளும் வந்து அதிகமா வந்து இருப்போம். அப்பல்லாம். இப்பதான் இந்த 1 ஓடையே நிறுத்திக்கிட்டாங்க. எங்க, அப்பல்லாம் வந்து 2,3 பேரு 5 பேரு இந்தமாரிலாம் இருப்பாங்க.
ஆமா. ஆமா. ஆ. கண்டிப்பா 5 பேரு மே மே 5 இல்லன்னா 4 அதுக்கு கீழ கொற கொறஞ்சது கிடையாது. எனக்கெல்லாம் 2 அண்ணே, 2 தம்பி, நான் ஒரு பொண்ணு, 3 வது பொண்ணு. அப்புட்னா பாருங்க. ஆ. இப்பல்லாம் ஒரு பிள்ளைய நம்மளால வளர்க்க முடியாது. 2 புள்ளைங்க பிறந்துட்டாலே, ஒரு பெரிய விஷயமா இருக்கு. போட்டி போட்டு அவுங்க அடிச்சுக்கிட்டு நாறிக்கிட்டு.
ம். ஆமாங்க. ஆ பாருங்க. <chuckles> <chuckles> ஆமாங்க. பொருளாதாரமும் அந்த அளவுக்கு போயிட்டுருக்கனால முடிய மாட்டேங்கிது.